ஆமாங்க! கண்டிப்பா, இந்த பாடமும் கிடைக்காது, அப்புறம் அவரு சொல்லுவாரு, வீட்ல பெரியவங்க இருந்தா, இந்த மாரி மரியாதை நீ குடுக்கணும். வெளில கெளம்புறாங்கன்னா, அவுங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க முன்னாடியே எடுத்து வச்சு, வெக்கணும். அது வந்து நீங்க வந்து ஒரு அம் ஒரு கடமையா பார்க்காதீங்க. அது "ஐயய்யோ! இவர் கெளம்பிட்டாரா! அவருக்கெல்லாம் எடுத்து வைக்கணுமா" அப்டி பார்க்காதீங்க. "ஒரு பாசத்தோட செய்யிங்கம்மா" அப்டின்னு அவர் அடிக்கடி சொல்லுவாருங்க. உண்மயாமே நான்லா அவர ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நானு. நெறைய சொன்னாரு. ம். நெறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னாரு. நெறைய ஒரு எப்டி சமைக்கணும்? சமையல்னா எப்டி? அ, ம். அந்த மாரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லம்போது உண்மயாமே அவரு வந்துட்டு, அவரு அவரு அவருகிட்டே இருந்த அந்த மரியாதைய வந்து கம்மியா பேசணும். அவர உதாசினப்படுத்தணும்னு எங்களுக்கு ஒரு நாள் கூட நாங்க நெனச்சதே இல்ல. எங்க வீட்டுக்காராவது இதுங்க, அவங்க தாத்தான்ற உரிமைல அவர நெறைய, நல்லா திட்டுவாரு.
சரி சரி. உண்மயிலேயே நீங்க சொல்லம் போதே தெரியுது. அ, ஆ. புரியுது. அ, சரி சரி.
ஆமா திட்டுவார்னா. எ, பேரன் தாத்தாக்குள்ள ஒரு செல்ல சண்டைகள்லாம் வரும் இல்லீங்களா? அந்த மாரில்லாம் வரும் அவங்களுக்குள்லலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு வே நான் வேற ஒரு வீட்ல இருந்து வந்த பெண் தான், ஆனா என்னையவே அவருடைய சொந்த பேத்தி மாரி பார்த்துப்பாருங்க.
ஆமாமா. சரி, சரி. அதுதாங்க. சில பேரு வந்து பெரியவங்கள்லே வந்து நல்லவங்க இவுங்கல்லாம். ஒரு சிலர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதாவது பாத்ரூம் எல்லாம் போய் வைச்சு கிளீன் பண்ண சொல்லி, அப்டி ஒரு கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனா இவரு வந்து ரொம்ப உயர்ந்த குணமா இருக்காங்கனு எனக்கு தோணுது.
ம். ஆமா. ஆமா. ம். கண்டிப்பாங்க. அதே மாரி, அவருடைய சின் அவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமாங்க ஒண்ணு சொன்னாரு அவரு. "என்னன்னா நான் இறந்துட்டா எனக்கு கல்லறையெல்லாம் கட்ட வேண்டாம். ஆமாங்க என்னோடய அஸ்திய கொண்டு போய் ந ஒரு நல்ல ஒரு புனிதமான ஆத்துல போய் கரைச்சிட்டு வந்துருங்க. அதே மாரி நீங்க மாசம் மாசம் விரதம் எடுக்கறேன்ற பேர்ல, நீங்க உங்களையே நீங்க வருத்திக்கலாம் வேண்டா. என்னைக்காவது என் ஞாபகம் வந்துச்சுனா, என்ன நெனைச்சிட்டு நீங்க சாப்பிடுங்க" உண்மயாலுமே அவர் அந்த வார்த்தை எங்கள்ட்ட சொன்னாருங்க. <laughs> ஆமா. ம் ஆமா இல்ல அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் திதி நாங்க பண்ணுனோம். அதுக்கப்புறமேல் நம்ம இந்த அமாவாசை அமாவாசை நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லீங்களா? சர்ச் மாஸ்சான அந்த மாரியான ஒரு விஷயமா இருக்கட்டும் அவர கல்லறை முக்கியமா ஏன்னா இந்த மாரி ஒரு ஆண்டு, அனுபவிச்சு வாழ்ந்த ஒரு ம ஒரு ஆளுடைய ஆ ஒ அந்த ஞாபகங்கள்லாம் இருக்கறதுக்கு நம்ம கல்லறை கட்டியிருக்கணும். ஆனா அவரு எங்களுக்கு குடுத்த ஒரு கண்டிஷன் என்னன்னா அந்த மாரில்லாம் நீங்க எதுவும் கட்ட வேண்டாம். உங்க வேலைய, நீங்க பாருங்க. நீங்க அதுக்குன்னு ஒரு செலவுகள பண்ணிக்கிட்டு என்ன அவ்ளோலாம் நீங்க வந்து கௌரப்படுத்திக்கிட்டு இருக்க வேணா, நீங்க என்ன நெனைச்சிட்டு இருந்தாலே என்ன கௌரப்படுத்துற மாரி தான். அப்டின்னு அவரு சொன்னாரு.
ஆ. சரி சரி. அருமைங்க! இல்லன்னா திதி பண்ணணுன்னு சொல்லுவாங்க, பெரிய அது ஒரு வேல. சரி சரி. ஆமா. அ, சரி, சரி. புரியுது.